அப்புறம் அந்த உதாரணத்தை எல்லாம் சொல்லி, அப்புறமா புரிய வைக்கிறோம். நாங்க தான் வந்து இந்த கு <laughs>
ம். பரவால்ல. அந்த கரெக்ட்டான ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சுட்டீங்க. எத சொன்னா பெ பெரியவங்க வந்து. <laughs> அ.
ஆமா. <laughs> ஆனா அவங்க ஒத் அவங்க ஒத்துக்க மாட்டேன்டறாங்க. "இப்ப நானும் தாத்தாவும் தான், என்னோட அத்தை பையன் தான் அவரு. நாங்க என்ன நல்லா இல்லையா? நீங்கலாம் நல்லா இல்லையா?" <laughs> அ அப்படின்னு சொல்லி அ வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப நான் சொல்லறேன். "நீங்க சாப்ட்டு வளர்ந்த உணவுகள் வேற." <laughs> அ, அ கண்டிப்பா. "நாங்க சாப்ட்டு வளர்ற உணவுகள் வேற. அதனால நீங்க வந்து திடகாத்திரமா இருக்கீங்க அந்த உணவுகள்னால. எங்களுக்குலாம் வந்து அந்த பலம் கிடையாது. அதனால" அவங்க ஆக்சுவலா என்னுடைய மாமாவ என்ன பத்தியே யோசிச்சிருந்திருக்கறாங்க. அப்புறமா நான் சத்தம் போட்டேன், "என்னுடைய தாய் மாமா வந்து என்னுடைய தாய்க்கு நிகர் தான். நீங்க இந்த மாரியெல்லாம் யோசனை வச்சிருந்தீங்கன்னா, தயவுசெஞ்சு மாத்திருங்க. <laughs> அ அவர் வந்து என்னுடைய தந்தை ஸ்தானத்துல."
அ. அ. அ, ஆமா. அவங்க பக்கம் சொல்லவாங்கல்ல. அ. அ. அ. ஆமாங்க. அது உண்மதாங்க. அ. வே ஆ. பரவால்லங்க. ம். அந்த காலத்துல சொல்லி வச்சுருவாங்க. ஏன்னா சொத்துக்களும் வந்து அங்கிட்டு போயிடக்கூடாது. நம்ம சொந்தம் பந்தமும் அங்கட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவே புடிச்சு புடிச்சு உள்ள போட்டுருவாய்ங்க.

ஆஹ. அப்பனா மனசு வந்து இன்னும் நமக்கு வேதனையா இருக்கும்ல. ஆ.
அப்போ, ஆமா, ஆமா. ஆனா செய்முறை எல்லாமே செஞ்சுட்டாங்க. அவங்க அந்த பெண் பெ பெட்ட பிள்ளைங்களுக்கு துணி மணி எடுத்து குடுக்குறது, நகைகள் எல்லா செய்முறையுமே செஞ்சு தான் கூப்பிடாங்க. ஆனா நம்ம வந்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட முடியல நம்மனால. அதனால வ வரவேற்புக்கு வாங்கன்னு தான் கூப்பிட முடிஞ்சது. அதுவே வந்து பல பேருக்கு வந்து சங்கடமாக மாறிவிட்டது. <chuckles>
ஆ. அத தான். ஆமா பேய். ம். இவங்களோட ஒத்து போகணும்ல அவுங்களுக்கு. அது ஒத்து போனா தான், இப்ப அவங்க எ எவ்ளோ பேர் கூப்படுறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளும் கூப்பிட முடியும். அந்த ஒரு லிமிட்டுக்கு கூப்புடுவாங்க.
ஆமா, ஆமா. ஏன்னா அது அவருக்கு ஆமா. அவருக்கும் மா அந்த மாப்பிள்ளைன்னுடைய மாமாவுக்கும் ரொம்ப மன அழுத்த எங்க நாங்க குடுக்க விரும்பல. சரி அவரு விருப்பப்பட்டுட்டாரு, ஓகே நம்ம கிட்ட தானே சொன்னாரு. நம்ம சரின்னு சொல்லவும் தான அடுத்த, மு கட்ட முயற்சியில இறங்குனாங்க. அதனால எப்டியாவது குடும்பம் வந்து ஆ. இல்ல நான் அவரோட அக்கா பொண்ணு. ஆமா. <laughs> பெரிய பொண்ணுதான்.
ம். அவ்ளோதான். கண்டிப்பா. நீங்க முற பொண்ணாங்க? ஆ, ஆனா எதிர்பார்ப்பு நெறைய இருந்திருக்குங்க. இப்ப நீங்க ஈஸியா அந்த இடத்த விட்டு குடுத்துட்டீங்க. <laughs> ம். அது இருந்தாலும்
ஆமா. ஆமா. இல்ல எங்களுடைய வளர்ப்புல வந்து, அந்த எண்ணங்கள் வந்து தோன்றுனதே இல்ல. தாத்தா பாட்டிக்கு மே பி அந்த ஆசை இருந்திருக்குமோ? என்னவோ?
ஆமா. இல்ல இப்ப உங்களுக்கு இருக்காது. ஆனா, இப்ப தாத்தா பாட்டிலாம் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துருப்பாங்க. ஆ.
அதுதான். அதுதான். அவங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்குமோ? என்னவோ? ஆனா நாங்க அந்த மாரி யோ 1 செகண்ட் கூட அந்த மாரி யோசி சிந்திச்சதே இல்ல. <laughs> அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு மேல
நெனச்சதில்ல. பரவால்ல. அது வந்து இப்ப வந்து அவர் வந்து உங்க மூலியமா அதாச்சம் ஆனா அவருடைய ஒரு பெருந்தன்மை அவருடைய அணுகுமுறை பார்த்தீங்களா? இப்ப உங்ககிட்டயே வந்து, அவங்க வந்து, உனக்கு அதாவது இப்ப அதே தெரிஞ்சு போயிடும். நீ அ என்னய ஏதாவது நினச்சிருக்கியா? அப்டின்னு கேட்கறதுக்கு எல்லாமே ஒரு ஒரு அ, கரெக்ட்டான டைம் பாத்து ஒரு கரெக்ட்டா உங்க மனசும் காயப்படாம, அத உங்ககிட்ட ஒரு ஒப்பினியன குடுத்து, நீ என்ன சொல்ற? அதுல அவருடைய ஒரு நல்ல ஒரு நாகரீகமான ஒரு அணுகுமுறை தெரியுதுங்க உண்மையிலே. அதுவே
கண்டிப் ஆமா. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அது வந்து, அதுக்கப்புறம் அந்த திருமணத்த வந்து, ரொம்ப வந்து, எ எந்த சங்கடமும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் வந்து, அ நாங்க வந்து நடத்தி வெக்கிறக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னு தான் வந்து நாங்க எங்களோட அந்த மரபுகள் எல்லாமே தளர்த்திக்கிட்டு, அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் கோவில்ல போய் குலதெய்வ கோயில்ல போய் வந்து சாமிகிட்ட மன்னிப்பு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி காணிக்க மன்னிப்பு காணிக்கன்னு சொல்லி உண்டியில போட்டுட்டு, அ எல்லாமே உன் சன்னிதானத்துல நடந்தது. ஆனா, இது வந்து, வெளியிலருந்து நடந்ததுனால எங்களனால செய்ய முடியல மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் அதுக்கப்புறம் அந்த பொங்கலெல்லாம் வச்சு, அ சாமி பண்ணிட்டு. ஆமா. எல்லாமே வந்து
ம். ஆமாங்க. <laughs> ஆமா. ஆ. அவ்ளோதான். வச்சி, ம். <laughs> ஆ, தாத்தா, பாட்டி எல்லாருாமே ஓரளவு சமரசம் ஆயிட்டாங்களா?